பரவால்ல. எல்லாமே வந்து அ என்ன சொல்றது. ஆல்ரெடி ஒரு ஏதோ ஒன்னு நம்மள வந்து அடுத்த கட்டத்த நோக்கி இயக்கிக் கொண்டு போய்க்கிட்டே இருக்கு. நீங்களும் வந்து அப்டி போயிட்டே இருந்துருக்கீங்க! <chuckles> ம், ம்.
நான் போட்ட ஆமா. நானும் அது 2 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நமக்கு எதுனா ஒரு வேல கெடச்சாதான, அதாவது குடும்பத்த ரன் பண்ண முடியும். ரொம்ப ஸ்மூத்தா பண்ண முடியுமான்னு கேட்டா, கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லயா? அதுக்கு நான் வந்து பழகல. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வோட நான் சின்ன வயசுல இருந்து பழகாததுனால, என் மனசு வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா
ஆமா, ஆமா, ஆமா. ம், ம். ம்ஹ்ம். ம், திடீர் அதாவது, சிறு வயதிலிருந்தே நம்ம பெற்றோர்கள சார்ந்தே இருந்துட்டோம். அதே மாரி, பசங்களும் வந்து அவங்க அம்மா, அப்பா கூடவே இருந்துட்டாங்க, இல்லயா? புதுசா வந்து 2 பேருமே வந்து தனிமையா இருந்து வாழ் வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும் பொழுது, அந்த எடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்கும், இல்லயா? எப்டி கொண்டு போறதுன்னு. பரவால்ல, உங்களுக்கு அந்த நேரத்துல அந்த வேலை வந்தது வந்து, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்தது? உங்களுடைய அந்த நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையோட லெவல வந்து எந்த அளவுக்கு அது கொண்டு போச்சு?
ஆமா. ஆமா. ம். ஆமா. ரொம்ப ரொம்ப அதிகமா கொண்டு போச்சுங்க. நம்மளால எதுவா இருந்தாலும் முடியும், அப்டின்ற மாதிரி கொண்டு போச்சு. ஏன்னா, இந்த நாள நான் வந்து எதிர்பார்க்கல. என்ன ஒருத்தவங்க வந்து, "நீங்க தனியா போயிடுங்க, இந்த வீட்ல வந்து உங்களுக்கு எடம் இல்ல." அப்டின்ற மாரி, அ, இது
ம்ஹ்ம், ம். கண்டிப்பா. எடம் இல்ல, ஆமா.அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை.
ஆமா. அதுவும் அம்மா, அப்பால்லாம் நம்மள வந்து இப்டி சொல்லிருப்பாங்களா? அது வந்து, மறக்கவே மாட்டேன். இப்ப கூட நான் மறக்கவே மாட்டேன் அந்த நாள. ஆனா, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நெனைக்றேன். அவங்க, அன்னைக்கு அப்டி அனுப்ச்சதுனால தான், இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வீட்ல வந்து நான் உட்கார்ந்துருக்கேன்.
ம்ஹ்ம், ம். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்க. அ. கண்டிப்பா, கண்டிப்பா.
நாங்க வந்து ஒழச்சு, எங்களுக்குன்னு வந்து ஒரு எடம் வந்து நாங்க வந்து, பதிச்சு வெச்சிருக்கோம். ஆனா, இந்த விஷயத்த நாங்க திரும்ப எங்களோட குழந்தைகளுக்கு செய்வோமான்னு கேட்டா, கண்டிப்பா செய்ய மாட்டோம். இது ஒரு <laughs>
ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். செய்யக்கூடாது. ஆமா, ஆமா.
இது ஒரு பெரிய பாடம். அது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்டின்றத வந்து நா அங்க தெரிஞ்சுகிட்டேன். அதே மாரி அ.
ம், ம், ம். அதாவது, இந்த உலகத்துல வந்து நம்மளா சம்பாரிச்சு என்ன சேர்த்துறமோ அது தான் நமக்கு. நம்ம அம்மாவோ, அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ சம்பாரிக்கிறது வந்து நம்மளோடது கெடையாது. நம்மளுடைய படிப்ப வெச்சு, நம்மளுடைய வருமானத்தினால, நம்ம என்ன ஈட்டி வைக்றோம், அது தான் நமக்கும், நம்மளுடைய குழந்தைகளுக்கும். அப்டி தான் சொல்லணும். <chuckles>
ஆமா. சரியா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. நான் அப்டித்தான் நெனச்சேன். என்ன இருந்தாலும் அத்த, மாமா வெச்சிருக்குறது, நான் பாத்துக்கறதுக்கு தான? அவங்க பையனுக்கு தான? அப்டின்னு யோசிச்ச அந்த விஷயம், பட்டுன்னு ஒடஞ்சுச்சுன்றப்போ, என்னால ஏத்துக்கவே முடில!
ஆமா. ஆமா, ஆமா. ம், ம், ம்.